இந்தமாரி ஏதாச்சு ஒரு விசேஷ காலங்கள்லயோ! இல்லன்னா இந்த சும்மா எப்பாச்சும் நமக்கு லீவ் கிடைக்கும் போதோ! இந்த பழைய ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பார்க்கிற பழக்கம் இப்பவுல்லாம் இருக்கு. ஆ நம்ம குழந்தைகளுக்கு ஆகட்டும், இல்ல நம்மளே அத எடுத்து பார்க்கும்போது நெறைய உணர்வுகள் வரும். நம்ம அப்பா, அம்மாவோட பழைய கல்யாணம் ஆல்பமா இருக்கலாம். இல்ல நம்முடைய ஸ்கூல் போட்டோஸ், இந்தமாரி விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது, ரொம்ப சிரிப்பா, நகைச்சுவையா இருக்கும். அந்த காலத்துல இந்த ஸ்டைல் ஆகட்டும், நாம பண்ணிட்டுருந்த விஷயங்கள் இந்தமாரி நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு உணர்வு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இப்ப நம்ம கூட யாராச்சும் இருக்க மாட்டாங்க. ஆனா, அவுங்களோட போட்டோஸ் பார்க்கும்போது, நமக்கு மனசு கூட கொஞ்சம் பாரமா இருக்குறமாரி கூட இருக்கலாம். அந்தமாரி உங்களுக்கு பழைய புகைப்படங்கள் பார்க்கும்போது என்னமாரி உணர்வுகள் வருது?
ம்ஹ்ம். ம். ம். ம். ம். ம். ஆ, எனக்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது நான் கல்லூரி அ பள்ளிக்காலம் படிக்கையில அந்த அளவு வந்து புகைப்படங்கள் வந்து எடுக்கிறதெல்லாம் இருக்காது. அதாவது ஃபோன் இல்ல. அப்போ வந்து அந்த ஒரு கேமரா வந்து எனக்கு வந்து அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதாவது ரொம்ப போய் தேடி விசாரிச்சு Yasikaன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா. அது நல்லா வந்து புகைப்படம் எடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அத வந்து நான் வந்
சரிங்க. ம். புதிய பெயரா இருக்கேங்க, இப்பிடி கேள்விப்பட்டதே இல்ல, Yasika. ஒகேங்க
<laughs> ஆமா. அப்ப அதுதான் ரொம்ப அந்த இது ஃபேமஸ்ஸு. ஃப்ளாஷ் எடுக்கிறதுக்கு தனியா மாட்றமாரி இருக்கும், அந்த இதுல. அப்புறம் ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது தனியா இருக்கும். இந்தமாரி இருக்கும். அந்த இது தான் வந்து வாங்கிட்டு வந்து, அ நான் 9த்தோ 10த்தோ படிக்கையில அ ஒரு இது அ குரூப் ஃபோட்டோ மாரி எடுக்கணுன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து ஒரு 5 பேரு வந்து ஃப்ரெண்டாவே இருப்போம். எங்க எப்பயுமே எங்கள வந்து கேங்க்ல வந்து 5 Starரு கேங்க் அப்பிடின்லாம் சொல்லுவாங்க. அவ்ளோ வந்து அவ்ளோ நல்லா இதா இருந்தோம். அப்ப வந்து நாங்க ஒரு அ ஃபோட்டோ எடுக்கணுன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் எ அ கிரவுண்டு கூட்டிட்டு வந்துட்டு, நாங்க 5 பேருமே இருந்த அந்த இது ஃபோட்டோ எடுத்து, நான் அத நெகட்டிவ் வந்து கழுவி வச்சு, வீட்ல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10 முடிஞ்சதுக்கப்புறம், அ நாங்க எப்பயுமே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அ எப்பயுமே நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம். இனி 11த் சரி, 12த் எல்லாமே ஒண்ணா தான் இருப்போம். அப்பிடின்ற ஒரு நெனப்போடயே இருந்தோம். ஆனா கடைசில பார்த்தா, அந்த 10த் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், எல்லாருமே வந்து, ஏதோதோ ஒரு சூழ்நிலையில வந்து போயிட்டாங்க. அதாவது வேற அ வ் ஊர் மாற்றம் ஆமாங்க. 5 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தாங்க கூட. அவுங்களுமே வந்து வேறு குரூப் எடுக்குற மாரி வந்து ஒரு சூழ்நிலை. அப்பிடிங்கம்போது, எல்லாரும் அ வேற அ ஊருக்கு போயிட்டாங்க. அந்தமாரி எல்லாருமே ஒருமாரி போயிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அவ்ளோ நம்ம இதா இருந்தோமே! அ இப்ப வந்து யாருமே இல்லாத மாரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கும்போதெல்லாம், அந்த புகைப்படத்த எடுத்து வச்சுக்குவேன். அப்போ எனக்கு தோணுச்சுங்க, இந்த புகைப்படம் நம்ம எடுக்காட்டி உண்மையாவே நமக்கு அந்த அடையாளமே அதான் அவுங்கள நினைவுகள் இருக்கும், இருந்தாலுமே இந்த இத வந்து அந்த படத்த பார்க்கும்போதெல்லாம் நம்ம கிரவுண்டுக்கு போனோம்ல, எல்லாரும் விளையாண்டோம்ல, நம்ம 5 பேரும் இப்பிடி இருந்தோம்லன்னு சொல்லிட்டு, அந்த நினைவு வந்து எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாவே அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்கும். அந்த புகைப்படத்த பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா, அந்த கால அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபோன் இருக்காது. யாரையும் கான்டெக்ட் பண்ண முடியாது. ம் அப்பிடிங்கும்போது எங்களுக்கு வந்து, இந்த புகைப்படம் மட்டும்தான் வந்து அ எங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு வந்து, ஒரு பெரிய உணர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு இப்ப வரைக்குமே அந்த புகைப்படம் வந்து ரொம்ப நான் பத்திரமாவே வச்சிருப்பேன். அதுக்கு வந்து லேமினேட் பண்ணி, ஆல்பம் பண்ணி, அத எடுத்து பார்க்கம்போது
சரிங்க. சரிங்க. ஓ! சரிங்க. சரிங்க. சரிங்க. ஓ! 5 பேருமே பிரிஞ்சுட்டீங்க. சரிங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! இப்ப இப்பமே அவுங்க கிட்டல்லாம் எதாச்சும் பேசுறக்கோ! பார்க்குறக்கோ! உங்களுக்கு சான்ஸ் கெடச்சதா?
அ. அதுக்கப்புறம் நா அ ஒரு சில பேர் வந்து அவுங்க இந்த இப்ப Facebookல தான் எல்லாருமே இப்ப வச்சுர்றாங்கல்ல, அந்த இதில போயி நாங்க வந்து சர்ச் பண்ணி, ஒரு பொண்ண நாங்க கண்டுபுடுச்சோம். ஆனா, அதுமாரி எல்லாரையும் என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. அது என்னனு தெரில, அவுங்க அந்த மாரி அக்கௌண்ட் எதுவும், கணக்குகள் உருவாக்கலையா? என்ன காரணம்னு தெரியல. நானுமே இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில, "அவுங்கள மீதி பேரெல்லாம் பாத்துறலாமா?" அப்டின்னு பாப்பேன். ஆனாலும் முடியாது. அந்த புகைப்படம் 1 தான் வந்து ரொம்ப அ, நான் வந்து அப்டியே பத்திரமாவே வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கல்லூரி காலங்கள் வரம்போது, அதுக்கப்புறம் அ ஓரளவு வந்துச்சு. இந்த ஃபோனெல்லாம் இருந்தாலுமே, அந்த நேரங்கள்ல வந்து நான் அந்த ஃபேர்வெல் டேன்னு சொல்லி, அ சொல்லுவாங்களா. ஆமா. அந்நேரம் வந்து நான் தான் கேமரா எடுத்துட்டு வந்து, இந்த பள்ளி காலத்தில விட்ட மாரி இந்த நேரம் நம்ம யாரையும் தவற விடக்கூடாது. வளச்சு, வளச்சு வந்து புகைப்படம் தான். <chuckles> எல்லாரையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, எல்லாரையும் வச்சு அ புகைப்படம் எடுக்கறது, அவுங்கள தனியா கூப்ட்டு அந்த கிரவுண்டுலயே வச்சு எடுக்குறது இந்த மாரி சொல்லி, அந்த புகைப்படங்கள வந்து நான் நெறையா அந்த நேரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நான் வந்து ஏற்கனவே பள்ளி காலத்தில வந்து அ "அந்த 1 எடுத்ததே நல்ல வேலை" அப்டின்னு சொல்லி நான் நெனச்சனால, இந்த தடவை நம்ம அப்படி எதுவும் தவற விட்ற கூடாது. எல்லார்டயும் அப்புறம், அந்த ஸ்லாம் புக்குன்னு சொல்ட்டு அவங்களுடைய அ இது, அட்ரஸு ம்.
ஆமாங்க. சரிங்க. ம். ஆமாங்க, கரெக்ட்டு. ஓ! சூப்பர்ங்க. ஆமாங்க. கரெக்ட்டு! ஓ, இந்த காலங்கள்ல அது மறைஞ்சிருச்சுங்க நானுமே ஸ்லாம் புக் கெல்லாம் 10த்ல எழுதின ஞாபகங்கள் இருக்கு.
<chuckles> அதெல்லாம் அப்படி எழுதுவோம் நம்ம
அ. அது நீங்க சொல்லும்போது டக்கு டக்குனு அப்படியே ஒரு ஜாலி யான ஒரு விஷயங்களா வருது.
கண்டிப்பா, ஏன்னா எல்லார் கையிலயும் குடுத்து எழுது எழுதுன்னு சொல்லி சொல்லி. அதெல்லாம் எடுத்து அந்த புகைப்படத்தோட அந்த இந்த புக்கையும் எடுத்து வாசிப்பேனா நானு எனக்கு அது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். அந்த புகைப்படத்தில எல்லாத்தையும் பார்க்கயில, நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்ற நினைவுகள் சரி. அந்த இடத்துக்கே நம்ம அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கயில, கொஞ்சம் நேரத்தில நம்ம அந்த இடத்துக்கே வந்து போய்ட்டு வருவோம். நம்ம அந்த இடத்துலலாம் விளையாண்டோம்ல ம்.
ஆமாங்க கண்டிப்பா. ஏன்னா, புகைப்படம் அப்படிங்கிறது அது ஒரு பிக்சர்‌ரா இல்லாம, அது ஒரு அந்த நேரத்தில அத அப்படியே ப்ரீஸ் பண்ணுற மாரி ஒரு விஷயம். அது என்ன நடந்துச்சு? யார் யார் இருந்தாங்க? எந்த சூழ்நிலை நடந்தது, எல்லாமே நமக்கு வந்து அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும்.
ம். சரியா சொன்னீங்க. ம் அந்த உணர்ச்சிகள். நம்ம அந்த இடத்தில வந்து எப்படிலாம் நேரம் நம்ம விளையாண்டோம். நம்ம அந்த நேரம் வந்து புகைப்படத்த பார்க்கையில நம்ம நேராவே அந்த இடத்துக்கு பயணிச்ச ஒரு அனுபவம் மாரிலாம் கிடைக்கும். அது வந்து அதை நம்ம ஆல்பமா எடுத்து சேகரித்து வக்கயில, அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டா எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவுடைய அம்மா, அவுங்க புகைப்படம் வந்து ரொம்ப பழசு. அவுங்க வந்து எங்க அம்மா கொஞ்சம் சிறு வயசா இருக்கயிலே அவுங்க இறந்தனால, அவுங்க புகைப்படம் வந்து ஒன்னே ஒண்ணு தான் இருக்குன்னு சொல்லுவாங்களா, எங்க சித்தியோட சேர்ந்து. அது ரொம்ப ஒரு மாரி கலங்கியிருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் என்னுடைய ஆச்சியை நான் வந்து பார்க்கணும். ஏன்னா நான் பா நான் பிறந்த பிறகு என்னுடைய ஆச்சிய பார்க்காதனால, எனக்கு பார்க்கணும் நான் ஒன்னு அந்த ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் தான் எங்க அம்மாட்ட மட்டும் தான் இருந்தது. அம்மாவோட உடன் பிறந்தவர்கள் யார்ட்டயும் கூட இல்ல. அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு புகைப்படத்தை வந்து இது ரொம்ப பத்திரம் பண்ணி வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அ இப்போலாம் நல்லா இந்த கலர் பண்றாங்க இல்லையா, அந்த மாரிலாம் வந்து இப்ப
சரிங்க. ஓ. ஆமாங்க, இப்ப அததான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. குடுத்தீங்கன்னா பண்ணி குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். புதுப்பிச்சு தந்துருவாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம்.
<laughs> ம். ஆமா. ஆமா. ஏன்னா இன்னும் அது கொஞ்சம் கால விட்டா ரொம்ப கிழிஞ்சிரும். அப்புறம் அவுங்களுடைய நினைவு இல்லாம போயிருன்றனால, அத வந்து திரும்ப அந்த கலர்ல கொண்டு வந்து லாமினேட் பண்ணணும்னு சொல்லி, அந்த மாரிலாம் நாங்க வந்து அத கொண்டு வந்து வச்சு இப்பயுமே என்னுடைய அ எங்க ஆச்சினா இப்டிதான் இருப்பாங்கன்றத, அந்த புகைப்படத்த மூலியமா நான் வந்து கற்பனை பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா, சொல்லுவாங்க, "அம்மா நீ பிறந்த கொஞ்ச நாள்ல அவுங்க எறந்த்ட்டாங்க, நீ பாத்தது கிடையாது" அப்படின்னதுனால, நான் வந்து அந்த புகைப்படத்தில மட்டும் தான் அவுங்கள வந்து பாத்துருக்கேனா, அப்ப வந்து எனக்கு, அந்த ஒரு நினைவு வரும். எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா இப்படி அப்படிங்கும்போது, அவுங்களோட நான் அந்த ப புகைப்படத்த வச்சு ஒப்பிட்டு நான் வந்து பாக்குறதுக்கு எனக்கு அந்த புகைப்படம் வந்து ஒரு தோதா இருந்தது. அப்பதான் நெனச்சேன். அந்த புகைப்படம்ன்றது வந்து, இப்பலாம் நம்ம ஃபோன்ல எடுக்குறோம். ஆனா இருந்தாலுமே அந்த நம்மக் அ அந்த புகைப்படம் எடுத்து, நம்ம ஒரு ஆல்பம் மாரி பண்ணி வக்கிறது தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க. இப்ப இதே மாரி உங்களோட அ இந்த உங்களோட கல்யாண ஆல்பமோ, இல்ல வந்துட்டு உங்களோட அம்மா, அப்பா கல்யாண ஆல்பம், இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. இந்த மாரிலாம் இருக்கும் அப்படிலாம் பாக்கும்போது நம்ம குடும்பத்தோட இப்ப ஒரு அ இந்த மாரி தீபாவளி பொங்கல்லா வந்தா, நம்ம குடும்பத்துக்கு யாராவது வந்தா இதெல்லாம் பாத்து சிரிப்போம் இல்லைங்களா? அந்த மாரி விஷயங்களை யாருக்கிட்டயாச்சு பகிர்ந்துகிட்டது, காட்டிக்கிட்ட மாரி விஷயங்கள் உண்டா?
ம். ம். ம். ம். ஆமா. என்னுடைய கணவர்கிட்ட <chuckles> எனக்கு மொத திருமணம் ஆன கொஞ்ச அ ஓ ஒரு இ நோ முதல் வாரத்திலேயே அ எங்க வீட்டுக்கு வரயில, அந்த ஆல்பத்தெல்லாம் <chuckles> மொத தொறந்து இவர்கிட்ட தான் காட்டணும்னு சொல்லி வச்சிருந்தமாணிக்கு, எல்லாத்தையும் எடுத்து இங்க பார்த்தீங்களா, நான் சின்ன பிள்ளயில எப்படி இருந்தே பார்த்தீங்களா, இத பாருங்க, இது பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பகிர்ந்துட்டேனா, எனக்கு அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ம் நம்ம வந்து சின்ன பிள்ளைல இப்படிலா இருந்தோம், என்னமா அ யெல்லாம் பண்ணோன்றத வந்து இவுங்க பார்க்கணும், அப்படின்றது நான் ரொம்ப ஆர்வமாவே இருந்தேன்னா, அதுனால எடுத்து காமிக்கல அவுங்க சில நேரம் "இப்படி தான் நீ இருந்தியா?" நான் வந்து அ கண்ணாடி அணிஞ்சிருப்பேனா, உடனே சொல்லுவாங்க "இது பார் உன்னைய பார்த்தா சிரிப்பா இருக்குது!" ஏன்னா அப்ப இருக்கிற கண்ணாடிலாம் பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது ட்ரெண்டா. ஆமா. அ அ அது மாதிரி நல்லா பெருசா இருக்கும். இப்படி இருக்கு அப்படி சொல்லி சொல்லி சிரிப்பாங்களா, நானும் அ இது அத பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். நம்ம அப்படிலாம் இருந்துருக்கோம். அந்த அந்த நேரமெல்லாம் சின்ன பிள்ளையிலலா, அந்த கூச்சம் அதெல்லா இருக்காது இல்லையா. அந்த மாதிரி விளையாண்டது, அ இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தில வந்து நம்ம போஸ் கொடுக்குறதுக்குலாம், நம்ம கூச்சப்பட்டுருக்க மாட்டோம். அதெல்லா ம் அதெல்லாம் இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்கேல, ஒரு நகைச்சுவையாவே இருக்கிற மாரி தான் இருக்கும். அ எப்பலாம் அந்த புகைப்படத்த எடுத்து நான் காமிக்கிறேனோ அப்ப என்ன என் வீட்டுக்காரு வந்து "கண்ணாடிய பாரு அவ இவ்வளோ பெருசா, அவ மூஞ்சையே மறைச்சுரும் போல" அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து புகைப்படத்த காமிச்சுதான், அந்த பழைய நினைவுகள்லா நம்ம வந்து எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்குது நமக்கு இப்பலாம்.
சரி. கண்டிப்பா. ஆமாங்க. பெருசு பெருசா இருக்கும். ஆமா, ஆமா வயசானவங்க போடுற மாரி இருக்கும். ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. இப்போ அவங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்கல்லாம் இந்த மாரி பழைய போட்டோஸ், அவங்கல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. நினைச்சா ஒரு 100 செல்ஃபி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் இந்த காலங்கள்லாம் இருக்கு. சோ, அப்படி இருக்கிறவங்க. என்னென்ன மாரி விஷயங்கல்லாம் <chuckles> மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க.
ஆமா. ம். உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவுங்க அ நம்மளுடைய நினைவுகள்லாம் அவங்களுக்கெல்லாம், இனிமேல் போற போக்கில இருக்குமா என்னன்றதுலாம் தெரியாது. <chuckles> அவுங்க இப்ப எடுக்கிற புகைப்படங்கள்லாம், நீங்க சொன்ன மாரி ஒரு ஃபோன்லங்கும்போது, அந்த அளவு வந்து நிலச்சு நிக்க மாட்டேங்குது! அவுங்களுக்கே அந்த பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அந்த அளவு இல்ல. ஆனா இதே இது வந்து இந்த பள்ளியில வந்து, சேர்த்து வச்சு புகைப்படம் எடுக்கிறாங்க இல்லையா. அதை வந்து வருட வருடம் வந்து குடுப்பாங்க. என் பசங்க வந்து அ இது வந்து பள்ளியில சேர்ந்து எடுத்தது. இந்த வருடத்துக்குரியதுன்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வைக்கல. ஆனா அத வந்து ஆர்வமா பார்க்குறாங்க. அதை எடுத்து அந்த புகைப்படத்த எடுத்து இங்க பார்த்தீங்களாமா? இது என் ஃப்ரெண்டு, இது நான். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவுங்களுக்கும் வந்து அ நம்மள மாரி உணர்வுகள் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற அந்த நவீன காலங்கள்ல வந்து அந்த குறைஞ்சிருச்சி இல்லையா. எல்லாருமே ஃபோன்ல எடுக்கிறது, அந்த டிஜிட்டலா எல்லாமே வந்து சிடியா வச்சுக்கறது, பென் டிரைவா வச்சுக்கறது. இந்த மாதிரி போகுறனால, அ அவுங்களுக்கு வந்து அத தனியா அத போட்டு பார்க்கணும். அந்த மாரி ஒரு ஆர்வமே அவுங்களுக்கு அதில இருக்க மாட்டேங்குது. ஆ அவுங்களுக்குமே ம்.ம் அவங்களுக்கு
கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் ஃபோன் ஒண்ணு மாத்துறாங்க அது இது மாத்துறாங்கன்னா டேட்டாஸ் கூட டெலீட் ஆயிற வாய் வாய்ப்பு இருக்கு. மொத்தமா எல்லாமே மிஸ் பண்ணிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனே போயிருச்சு, நம்பரும் போயிருச்சு, கான்டாக்டே இல்ல. அப்படின்ற மாரி ஒரு விஷயம்லாம் இப்போ தான் வருது. அப்போலாம் டைரி இருந்துச்சு. இந்த மாரி ஃபோட்டோ காப்பி நெகட்டிவ்ஸ் வச்சிருந்தாங்க. அதை வச்சு கூட மறுபடியும் கூட டெவலப் பண்ணிப்பாங்க.
ம். கண்டிப்பாங்க. ம். ம். கண்டிப்பாங்க. ஏனா, அந்த அப்பலாம் என் அவங்க சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும், பேப்பர்லாம் அரிச்சிடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்jடி இருந்தாலுமே, அதுடைய நினைவு அந்த புகைப்படத்தோடைய நினைவு குடுக்குறது வந்து. இந்த டிஜிட்டல்ல நம்ம பார்க்குறதோ, அ இதுல வரதோ அது அந்த அளவு எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான உணர்ச்சிகள கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறன். நீங்க சொன்னது மாதிரி அது எப்போனாலும் வந்து டெலீட் ஆகலாம். ஒரு வேளை திடீர்னு, ஒரு ஏதோ ஒரு இது சூழல்ல வந்து போயிடலாம். அப்டிங்கும்போது, அத வந்து நம்ம முழுக்க முழுக்க இது பண்ண முடியாது. ஆனா சொல்லுவாங்க, அத வந்து நீங்க கணினியில வந்து ஏத்தி வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி. என்னதான் ஏத்தி ஏத்தி வச்சாலும், நம்ம வந்து அதுக்குன்னு நேரத்த எடுத்து நம்ம அ பார்க்க மாட்டோம். ஆனா, இந்த மாரி புகைப்படத்த வந்து ஆல்பம் வந்து சேர்ந்து உட்காந்து பாக்கையில. அது ஒரு மாதிரி வந்து தனியா நல்லாயிருக்குமேன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாரி நம்ம கையில வந்து புகைப்படங்களா சேத்து வச்சு, அதுல வந்து அந்த அ பழைய நினைவுகள வந்து திரும்ப திரும்ப பார்க்கறது சரி. நம்மளையே நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது சரி. இதெல்லாம் வந்து அந்த புகைப்படங்களால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இந்த பழைய புகைப்படங்கள்ல. ஆ வந்து பார்த்து அதுல இருந்து நம்ம மகிழ்ந்துக்கலாம்.ந அது நம்ம ஷேர் பணிக்கெல்லா பின்னாடிக்கி. உட்கார்ந்து அவங்களோட நேரம் செலவு பண்றதுக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள் புகைப்படம் பழைய புகைப்படங்கள பார்க்கிறது ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா. கண்டிப் சரியா சொன்னீங்க. இந்த பழைய புடய புகைப்படங்கள் பார்க்கும்போது, உங்களோட தோழிகளைப் பத்தியாகட்டும். உங்க குடும்பத்த பத்தின விஷயங்கள். நிறைய விஷயங்கள நீங்க ரொம்ப அற்புதமா பகிர்ந்துட்டீங்க. அப்டியே எனக்குமே இப்போ போயிட்டு ஏதோ ஒரு ஆல்பம் எடுத்து நம்மளும் பார்க்கலாம், நம்மளும் நிறைய விஷயங்கள மறந்துட்டோமே. கண்டுக்காம விட்டுட்டேங்கிற மாரி ஒரு மாரி அங்கலாப்பா இருக்கு. நல்லா ஒரு அழகா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் என் முன்னாடி வந்து போச்சு. உங்க கூட நேரம் செலவிட்டதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றி
ம். ம். நீங்களும் ஆ அருமையா என்னய பின்தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
நன்